இந்த கோர்டுங்கிறது வந்து இந்த லேபு நடக்கும்போது மட்டும் போட சொல்லுவாங்க. இந்த நீங்க வந்து டாக்டர் மாரி கோட்டா அது?
ஆ ஆ அப்படி இல்ல, யூனிஃபார்ம் மாரியே சீருடை மாதிரியே வந்து எங்கள் காலேஜில எப்படி இருக்கும்னா, 1 இயருக்கு வந்து ஒரு கிரீன் கலர்ல வந்து, பச்சை கலர் கோட் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து 2 இயருக்கு சிவப்பு கலர் கோட் குடுத்துருந்தாங்க. 3 இயருக்கு வந்து சாம்பல் கலர் கோட் கொடுத்துருந்தாங்க. அந்த நிறத்தில நிறம் வேறுபடும் இவங்க தான் வந்து முதல் வருடம் படிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ம். ம். ம். ம். ஆ. ஆ. அது சரி, கலர் சட்டைக்கு மேல சம்மந்தா சம்மந்தம் இல்லாம, இந்த கோர்ட் நீங்க போட்ற சட்டைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஒரு மாதிரி ஆ கேலியா இருக்குமே, ம்.
சம்மந்தமே இருக்காது. <chuckles> பாக்கறதுக்கு ஏதோ, ஏதோ வேலைக்கு அ போற மாரி இருக்கும்.
ம். ம்.
இந்த கடையிலலாம் வந்து இந்த பிரபலமான கடைகள்லாம் வந்து பலசரக்கு போடுறவங்க, போடுவாங்க பாருங்க. <chuckles>
ஆமா.
ஒரு சுடிதாருக்கு மேல கோட் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குங்க.
ம். ஆ புரியுது, புரியுது. இந்த ஹவுஸ் கீப்பிங்ன்னு சொல்லி மேல் வேலை பாக்கறவங்களுக்கும் இப்பெல்லாம் கோர்ட் கொடுக்குறாங்க. ம்.
ம். ஆ போட்டிருப்பாங்க பாருங்களேன், கை கை இல்லாமல் ஒரு கோட்டு.
ஆமா தெரியும், தெரியும். அந்த கோர்ட்.
ஆ அவங்க பட்டன் போட மாட்டாங்க. நாங்க பட்டனும் போட்டுக்கணும். <chuckles> அதனால உள்ள போட்டிருக்கிற சுடிதாருமே வந்து ஃபுல்லா மறைஞ்சிடும் பாதி வரைக்கும் வந்து
ம். ம். ஆ ஆனா, நீங்க பள்ளியில படிக்கும்போது ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? நம்ம கல்லூரியில் போய் சந்தோஷமா வித, விதமா சட்ட போடலாம்னு. ஆ.
ஆமா. ஆ விதவிதமா சட்டை போடலாம். டிசைன், டிசைனா ஹேர் ஸ்டைல் வைக்கலாம். அப்புறம் வந்து இப்ப வந்து நம்ம காலத்தில தான் வந்து செல்ஃபோன் அலோ அலவுட் ஆகிடுச்சு செல்ஃபி எடுக்கலாம், இது பண்ணலாம். அது பண்ணலாம்ன்னு ரொம்ப ஸ்டைல் பண்ணணும்னு நினைச்சிட்டுருந்தேன். ஆனா, எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து 1 2 வருஷம் வந்து நான் படிக்கும்போது ஃபோன் அலவுட் இல்ல. 3 வரிடம் நான் போகும்போது தான் எங்க காலேஜில ஃபோன் அலோவ் பண்ணாங்க.
ஆ. ம். ம். ம். ம். ம். ம். ம்.

அப்புறம் பாத்தீங்கன்னா, ம் அந்த ஹேர் ஸ்டைல், ஹேர் ஸ்டைல் ரொம்ப பாப்பாங்க. ஒரு நேரம் பாத்தீங்கன்னா, ரொம்ப ஸ்டைலா வந்து, அ ஒரு சுருட்டி குத்தியோ! இல்ல கிளிப் குத்தி ரெட்ட ஜட போட்டிருந்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, கழட்டி அங்கேயே பின்ன சொல்லுவாங்க. அப்பிடி ஒரு ஸ்ட்ரிக்ட்டு
ம், ம். ம். ம். ஓ! ஓ! நீங்க இந்த ரெட்டை ஜடை, போட்டு ரிப்பன்ல மடிச்சு கட்டுறது, அதெல்லாம் கிடையாதா?
ஷாலுமே! அதுதான் ரெட்ட ரட் ரெட்ட ஜட போடுறோன்ல்ல! போடுறதயே வந்து, சுருட்டி குத்தி பிள்ளைங்க வந்து போட்டு வருவாங்க. அப்புறம் பின்னல் கொஞ்சம், கொஞ்சம் முடி வகுடு எடுத்து பின்னிட்டு, அதுக்கப்புறம் கீழ பின்னல் போட்டு, சடை போடுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. அவுங்களுக்கு <laughs> அவுங்களுக்கு எப்பிடின்னா, 2மே வந்து குதிரை வால்மாரி மேலே ஏறி நிக்கணும் <laughs> 2 பக்கமும்.
ம். ஆமா. ம். ஆ புரியுது, புரியுது. ம், ம். ம். ம், ம்.
அப்பிடி வரணும்பாங்க அவுங்க. ஆம்.
சரி. எதாவது ஒரு திருவிழா காலத்திலேயோ! இல்லயின்னா ஒரு பிக்னிக் போம்போதோ வந்து, கலர் சட்டை போடலான்னு எதாவது வாய்ப்பு இருக்கா? அப்ப நீங்க ஏதாவது கொஞ்சம் ஸ்டைல்லா போயிருக்கீங்களா?
வாய்ப்பே இல்லங்க <laughs> அந்த மாதிரி ஒரு அ வாய்ப்பு கிடைச்சதே கிடையாது. பள்ளி பள்ளி காலத்தில அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சுத்தமா கிடைக்கல. சரி பள்ளி தான் இப்பிடி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. அப்பிடின்னு நெனைச்சு காலேஜுக்குள்ள போனோம்னா, அங்க பாத்தீங்கன்னா, கோட்டு குடுத்துட்டாங்க. <laughs>
ம். ம். ம். ம். ஓ! இந்த இதுக்கு மேல கோட் போட்டு போணுமா? கலர் சட்டை மேல, ம்.
ம். சுடிதார் போட்டிருப்போம். கலர் ட்ரெஸ் போட்டிருப்போம். அதுக்கு மேலே கோட்டு,
ம். ம்.
கோட்டு போட்டுட்டு இருக்கணும். ஆனா, ஹேர் ஸ்டைல் வந்து, ஃப்ரீ ஹேர் விடக்கூடாது அதே மாதிரி. பின்னலாம், எல்லாம் பண்ணலாம். கொஞ்சமாச்சும் வந்து பின்னியிருக்கணும். ஒரு 2 பின்னலாவது போட்டிருக்கணும். அந்த முடி இல்லாதவங்க தான் வந்து, அந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டுறது, அந்த ஃப்ரீ ஹேருக்கு கூட காலேஜ்ல போயும் தடை. <chuckles> தடைகள் வந்து அப்பிடியே தொடர்ந்துச்சு.
ஆ. ம். ம். ஓ! ஆ, இ

ஆ. சரி, சரி. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, தன்னை வாசனையா காமிச்சிக்கணும்னு சொல்லி டியோடரண்ட்டு அந்த மாரி இந்த வாசமா இருக்கதுக்கு, இந்த சென்ட்டெல்லாம் அடிப்பாங்க. அதெல்லாம் பயன்படுத்துவீங்களா?
ஆமா. நான் பயன்படுத்தினது இல்ல. ஆனா, எங்க காலேஜில நெறைய பேர் என் கிளாஸ் ரூம்ல ஒவ்வொருத்தர் வரும்போது, ஒவ்வொரு ஸ்மெல் வரும். "அ நல்லாயிருக்கே நீ என்ன பயன்படுத்துற?" அப்படின்னு சொல்லி மாறி, மாறி பரிமாறிக்குவோம். அப்டி இது பண்ணி, இது பண்ணி கலந்து பேசினது உண்டு.
ம். ம். ம். ம். ஆ. எப்போதாவது, நீங்க பள்ளியில உங்க கூட படிச்ச பிள்ளைங்க, நல்ல காலேஜ்க்கு போயி ஸ்டைலா இருந்து, நீங்க அவுங்கள பாத்து பொறாமை பட்ட காலம் இருக்கா? ச்ச நம்ம தாண்ட மாட்டிக்கிட்டோன்னு. ம்.
ஓ! ஐயயோ! சரியான கேள்வி கேக்குறீங்க அது பயங்கரமா பொறாம பட்ருக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு நான் கடைசி நேரத்தில நான் அப்ளிகேஷன் வாங்காம உட்டுட்டேன். அதனால எனக்கு கெடச்ச காலேஜுக்கு போற மாரி ஆயிடுச்சு. அ எனக்கு வந்து, அப்போ சரியான விழிப்புணர்வு இல்ல. முன்னாடியே வந்து அப்ளிகேஷன் வாங்கணும், அப்படிங்கிறது இல்லாதனால என்ன பண்ணிட்டேன், நான் கடைசி நேரத்தில ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் வாங்குனேன்.
ம். ம். ம், ம். ஆ. ஆ. ம், ம்.
அதனால எனக்கு வந்து நல்ல காலேஜ் வந்து நான் தேடின மாரி காலேஜ் வந்து எனக்கு கிடைக்கல. அப்படிங்கும்போது, அந்த மாதிரி காலேஜில படிச்ச பிள்ளைங்கலாம் வந்து பயங்கரமா ஜீன்ஸ் பேண்ட் கூட அவுங்க காலேஜில அலோவ் பண்ணுவாங்க. அதுமாதிரி பைக்கிலருந்து, ஸ்கூட்டி அலோவ் பண்ணுவாங்க. எல்லாமே உண்டு. அவுங்க காலேஜில.
ஓ! ம். ம். சரி நீங்க ஷூலாம் போட்டு போவீங்களா காலேஜுக்கு?
ஆஹா அதுவும் கூட கெடையாதுங்க.
என்னங்க காலேஜு? காலேஜு ஸ்கூல்லயே பேர மாத்தலாம் போல! <laughs> அச்சச்சோ, இந்த மாரி பாத்ததே இல்லங்க. காலேஜு ஒரு வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய அந்த 3 வருஷத்த வந்து, எவ்வளவு தூரம் கண்டிப்பா இருக்கணுமோ, அவ்வளவு தூரம் கண்டிப்பா இருந்துருக்காங்க. ரொம்ப கவலையா இருக்கு.
ரொம்ப ஒரு பயங்கர ஸ் காலேஜே கிடையாதுங்க. ஸ்கூல்னே வச்சுரலாம். அப்படித்தான் இருக்கும். 2 வருஷம் ரொம்ப கண்டிப்பா இருந்தாங்க. அந்த 1 வருஷம், கொஞ்சம் இது விட்டாங்க, அந்த சமயத்தில என்ன ஆச்சு அப்டின்னா, ஒரு போராட்டம் வந்தது. அ காலேஜில இருந்து மொத்தமா எல்லோரும் போராட்டம் பண்ணிதான், அந்ததே எங்களுக்கு கிடைச்சது அந்த 3ஆவது வருடம்.
அட்லீஸ்ட்டு ம். ம். ம். ம். ம்.